அதே எப்பிடி சொல்லுறதுன்னா?
ம், ம். மனசு நிம்மதியா ஒரு எந்த ஒரு மன வந்து குழப்பமும் இல்லாம ஆலோசனையும் இல்லாம, ஒரு மன நிம்மதி வந்து ஏற்பட்டுது. ஏன்னா கண்டிப்பா, இயற்கையால தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, மனதோட நிம்மதி. ஏன்னா குருவிகளோட சவுண்டு, அந்த பட்டர்ஃப்ளை பறக்கத்து அதெல்லாம் பார்க்கும்போது வந்து, புத்துணர்ச்சி தாண்டி ஒரு பீல் தரும். ம்.
ஆமா. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அங்க நிறைய நிறைய பூக்கள்லாம் கலர், கலரா அவுங்க வச்சிருக்காங்க. அ இப்ப அது அங்க ஊட்டி சைட்லாம் போயிட்டோம்ன்னு பாத்தீங்கன்னா, நெறைய பூ இருக்கும்ல. அந்த செடிலாம் கொண்டுவந்து வச்சிருக்காங்க. ம். ஒண்ணும் ஒண்ணும் ஒரு, ஒரு கலரு. நம்மளால கலர்லாம் கூட அவ்வளவா வந்து அப்பிடியே கிட்டு போம்போது தான் வந்து எ எல்லாமே புடிச்சிருக்கு. இந்த கலர் மட்டும் தேவையில்ல. நீ பச்சையா இருந்தாலே போதும் அப்பிடிங்கிற அளவுக்கு எனக்கு இருந் அந்த அளவுக்கு இருந்தது சுத்தி. அப்பா வாவ்! இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஒரு வீடு வாங்கணும். அ எவ்ளோ நிம்ம நிசப்தமா ஒரு அமைதியா அ இத சத் அந்த சென்னையில இருக்கிறவங்களுக்கு தாங்க அது வந்து ரொம்ப ஒரு எப்பிடி சொல்றது அதுக்கு அமைதி அப்பதான் தெரியும்.
ம் நிச்சயமா. ம். ம். ம் நிச்சயமா, நிச்சயமா. நாங்களும் போகும்போது பாத்தீங்கன்னா, அ எங்களுக்கும் அதான் தோணுச்சு. எப்போ போனாலும் சரி அந்த ஊட்டி, கொடைக்கானல் எப்போ போனாலும் சரி, அ எங்க சித்தியும் சரி, எங்க அம்மாவும் சரி ஒரே வார்த்த தான் சொல்லுவாங்க. "இங்க ஒரு வீடு கட்டிட்டு வந்தரணும் வீடு கட்டிட்டு வந்தரணும்." ஆமா இருக்கிற வீடே நீங்க மெயின்டெயின் பண்ண மாட்றீங்க. அங்கங்க வீடு கட்டி வச்சிருக்கீங்க. இதுல வேற இங்க ஒரு வீட்ட வந்து போட்டுட்டு, நீங்க என்ன பண்ண போறீங்க? நம்ம கெஸ்ட்டா வந்து அடிக்கடி தங் தங்கு தங்கிக்கலாம். அப்பிடின்னும்போது, ஏன்னா, அந்த அட்மாஸ்பீியர்லே வந்ததுக்கப்புறம் எப்பிடி சொல்றதுன்னா ரொம்ப வேல ஆ போறது ஒர்க் பண்றது தான் அந்த சவுண்டு நாய்ஸ் ஏன்னா ரோடு சைடு வந்து பாத்தீங்கன்னா, அவ்ளோ ரொம்ப இரிட்டேட் பண்ற மாரி இருக்கும். அது பார்க்க தான் நம்ம வந்து நல்லாருக்கும்.
அதேதாங்க. ஆ. இல்ல நம்ம டூர்ருக்கு போனாலும் நம்ம டூர்ருக்கே போனாலும், நம்ம இப்போ வந்து இப்ப ஒரு பொட்டானிக்கல் கார்டன் போறோம். ஒரு எப்பிடி லேக் போறோம். எங்க போனாலும் ஒரே ரஷ்ஷா தான் இருப்பாங்க. அங்க போனாலும் மனிதர்கள் ஏதோ தேடி, தேடி தான் வர்ற மாதிரி எனக்கு. நீங்க வந்திருக்கோந்தான் சுத்தி பார்க்கணும் தான். நான் இல்லன்னு சொல்லல. இத நெறைய தடவ சுத்தி பார்த்துருக்கோம். நம்ம அமைதியா இந்த வீட்லயே இருக்கலாம்ப்பா, எனக்கு இதான் புடிச்சிருக்கு.
ம். ஆமா. நிச்சயமா. ஆ. <chuckles> ஆ.
என் பையன்லாம் முதல் முறை கூட்டிட்டு போயிருக்கோம். அ ஏன்னா வந்து அங்க அவ்ளோலாம் இவ்ளோ தூரம்லாம் கூட்டிட்டு போக முடியல. சின்ன குழந்தை தான் அப்பிடிங்கிற மாதிரி. அப்ப வாங்கம்மா என்ன இருக்குன்னு அவுங்களுக்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், போய் பார்க்கணும் அப்பிடிங்கிற மாதிரி கார்ல டிரைவ் போலாம்மா! இங்க ஏன்டா கார் எடுத்துட்டு போணும்? அப்பிடிங்கிற மாதிரி. நடந்து அப்பிடியே கொஞ்ச தூரம் போயிட்டு வந்தாலே எனக்கெல்லாம் போதும் போல இருக்கு. இல்லனா வீட்லயே அமைதியா இருந்தாலே போதும் பாரு! எவ்ளோ அழகா இருக்கு? நல்லா எப்பிடி சொல்றது? காத்தே வந்து ஃப்யுரா இருக்க மாதிரி இருக்கு. அப்பிடி சுவாசிக்கும்போதே! அ, ஆ.
ம் ம். <chuckles> ஆ. ஆமா. சின்னதா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவுங்களுக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, மின்சாரம் வந்து செலவு பாத்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கும் போல. ஏன்னா ஃபேன் தேவையில்ல, ஃப்ரிட்ஜ் தேவையில்ல எந்த ஒரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கூலிங்ஸான ஐட்டம்ஸ் எந்தமாரி தேவ குளிர்சாதனம் பெ பெட்டி எனக்கு தெரிஞ்சு அதிகமா தேவைப்படாது. ஊட்டி, கொடைக்கானல் இருக்கனும்னா முக்காவாசி பாத்தீங்கன்னா, எப்பிடி சொல்றது? அவுங்க இயற்கையோட இ அதிகமா வந்து ஒன்றி நிற்கிறாங்க. அதுவும் மலைவாழ் மக்கள்லாம் நெறைய பேர் இருக்காங்க. அங்க நீங்க பார்த்துருக்கீங்களா?
ஆமா. அது ஒண்ணு. இல்ல. அவுங்க அங்க ம்.